இந்த விளையாட் விளையாட்டுன்றது ஒரு அழகான ஒரு விஷயம்ங்க. அதுவும் இந்தச் சின்ன வயசுல விளையாடுறன்றது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம என்னதான் பெரிய, பெரிய ஆளாயிட்ட பிறகோ, இல்ல கல்லூரி முடிச்ச பிறகோ, திருமணமான பிறகோ அந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் வேற. ஆனா சின்ன வயதில வந்து நம்ம மறக்க முடியாத விளையாட்டெல்லாம் இருக்கு. அதைப் பத்தி உங்க நினைவ பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. நீங்கச் சொல்ற மாதிரி நம்ம என்னதான் திருமணமானாலும் சரி அந்த நம்ம சிறு வயதில விளையாண்ட விளையாட்டுகள் வந்து இன்னுமே நம்ம நினைவுக்கு வருது. அதைப் பத்தி பேசணும்னா கூட நம்ம அந்தத் தருணத்துக்கே போயிட்டு வருவோம். அந்த மாதிரி இருக்கும். அ, அப்படி பாக்குறப்ப என்னோட சின்ன வயசு காலங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து அதுல முக்கிய பங்குன்னே வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் மட்டும்தான். மத்த வந்து யாருமே கிடையாது. அம்மாங்க எனக்கு மட்டுமில்ல அது எங்க தெருவுல உள்ள எல்லாத்துக்குமே வந்து அவன் எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். ஆனா இருந்தாலும் எல்லாருமே வந்து அவன்கிட்ட தான் வந்து விளையாடணும். அது வந்து என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு எனர்ஜி நல்லா ஒரு சுறுசுறுப்பாவும் ஒரு நல்லா இருக்கும் அவன்கூட விளையாடுறது. எல்லாத்தையும் போட்டு வந்து, வ வம்பிழுக்குற மாரி பண்றதெல்லாம் விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். அப்பல்லாம் நம்ம பெரியவங்க எல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லமாட்டாங்க. அவன் அடிச்சாலுமே வந்து எல்லாம் குழந்தைங்கதானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா இப்ப இருக்குற கால கட்டத்துல அவ்வளதான் காலி நம்ப கம்ப்ளைண்டே ரைஸ்ஸாகி <chuckles> நம்ம உள்ளயே போயிருவோம். அந்த அளவுக்கு இருக்கு. அது ந நிறைய விஷயங்கள் வந்துவேU நடந்துருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படி பாக்குறப்ப எங்க அண்ணன் வந்து நானும் எங்க அண்ணனும் வந்து பள்ளி அதாவது தொடக்கப் பள்ளியில இருந்தே வந்து ஒண்ணா தான் வந்து படிச்சிட்டு இருப்போம். அவன் வந்து ஒரு அ, 5 நான் வந்து 4 ஒரு எவ் ஒரு வயசு இந்த மாதிரி வித்தியாசம் தான் இருக்கும். இல்ல 2 வயசு இந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணுவான்னா அவன் வந்து அந்த அளவு வந்து படிக்கவே மாட்டான். அது 1, 2 பாடங்கள்ல வந்து தோல்வி அடைஞ்சுகிட்டே இருப்பான். அப்ப நான் அதே பள்ளியில தானே நானும் படிக்கிறேன். என்னை வந்து உடனே கூட்டிட்டு வரச் சொல்லுவாங்க. அந்தச் சார் கூட்டிட்டு வரச் சொல்லுவாங்க. இவனும் என்னைய வ வர வழியில கூட்டிட்டு வர போய் சொல்லுவான். "ஏய் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுடி. நான் வந்து அம்மா நம்ம வீட்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் படிக்கல அப்படின்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சிடுடி பிளீஸ் டி" அப்படின்னு சொல்லி வர வழியிலே கூட்டிட்டு வருவான். அந்த மாடிப்படிலயே. அப்படி. நானும் வந்து அந்தச் சார்ட்ட வந்து கேப்பாங்க. ஏன் உங்க அண்ணன் வீட்ல எல்லாம் படிக்கவே மாட்டானா? இப்படி எத்தனை பா பாடத்துல எல்லாம் ஃபெயில் ஆகி உக்காந்து இருக்கான். உங்க அம்மாவ கூட்டிட்டு வந்து இது வந்து என்னைய பேசச் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இல்ல சார். எங்க வீட்ல ரொம்பவே வறுமை சார். நாங்க தான் வந்து அ, வேலைக்கெல்லாம் போயிட்டு இந்த மாரி எல்லாம் கஷ்டப்படுறோம். படிக்க நேரமே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லி சமாளிச்சிட்டேன் ஆமாங்க. அவன் சொல்லிக் கொடுத்த எல்லாம் ட்ரைனிங் தான். அதே மாதிரி.
கண்டிப்பா. அப்படிங்களா? ம். ம் ம். ம். நல்ல தான். ம் ம். ம். சரிங்க. ஆ, சரிங்க. ம். ம். ம். ஆ. ஆ. அப்படிங்களா? ம். அது எப்படிங்க அந்தச் சின்ன வயசுலயே ரொம்ப அழகான விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க?
அழகான விஷயமா? இதெல்லாம் வேல. <laughs>
அதாங்க இது கூட வந்து இந்தக் காலத்து பசங்க வந்து ரொம்ப வேற மாரி கொண்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகள்ல.
ம். ஆமாங்க கண்டிப்பா. அ அவன் தான் இதைச் சொல்லிக் கொடுப்பான் எனக்கு இது மாரிலாம் பேசவும் தெரியாது அவனோட ட்ரைனிங் தான் முக்காவாசி. அவன் சொல்லவும் சரி, சரி பரவால்ல விடுங்க. அதுக்காக இப்டி படிக்காமல்லாம் விடக் கூடாது. 2 பேருமே நல்லாவே படிக்கணும். நானாவது ஒரு ஜஸ்ட் பாஸ் அந்த மாரி எடுத்துருவேன். அவன் ஒரு இந்த மாரி பெய்ல் ஆகுற மாரியே படிப்பான். அதனால சரி சரி நான் இனிமே வந்து நானும் எங்க அண்ணனும் ஒரு உக்காந்து நல்லா படிக்கிறோம் அப்டின்ற மாரி என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. வீட்டுக்கு போறப்ப ஏய் ரொம்ப நன்றிடி அப்டின்ற மாரி அவனும் சொல்லுவான். பரவால்ல பரவால்ல விடுடா அப்படின்பேன். அதுக்கப்புறம் அந்தப் பள்ளியிலிருந்து கொஞ்சம் எங்களுக்கு எந்து எவ்ளோ தூரம்னா எங்க வீடு ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி இருக்கும்.
அதாங்க இது கூட வந்து இந்தக் காலத்து பசங்க வந்து ரொம்ப வேற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகள்ல. ம். ம். ம். ம். ம். ஓ! 2 கிலோ மீட்டர் இருக்கீங்களா?
அப்டி தான் இருக்கும். ம் இருக்கும்ங்க. அப்ப வந்து எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூ. 5 ரூபா, ஒரு ரூ. 3 ரூபா கையில குடுத்துவுட்டு இந்த மாரி ஷேர் ஆடோல வந்துருங்க அப்படின்ற மாரி எங்க வீட்டுல சொல்லிடுவாங்க 2 பேருக்கும் காசு குடுத்து. நாங்க வந்து போயிருவோம் போறப்ப அப்பா விட்ருவாங்க வரப்ப வந்து நாங்க தான் வரணும். அப்ப எங்க அண்ணன் நல்லா தான்ங்க போயிட்டு இருந்துச்சு. எங்க அண்ணன் என்ன பண்ணுவான்னா வந்து அந்தக் காச புடுங்கிட்டு வந்து நட நாங்க 2 பேருமா நடந்து போக ஆரம்பிச்சோம். அந்தக் காசு நம்ம ஏதாவது தீனி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எங்க வீட்டு பக்கத்துல பெட்டிக்கடை ஒண்ணு இருக்கும். அதுல வாங்கி சாப்பிட்டுக்கலாம்டி அப்டின்னு சொல்லிட்டு வந்தான். சரின்னு சொல்லிட்டு அவன் கூடயே நடந்துப் பொடி நடையா நடந்து தீனி வாங்கி சாப்பிட்டு போயிருவோம். ஒரு நாள் என்ன பண்ணான்னா அவன் என் காசை புடுங்கிட்டு அவன் வந்து நீ நடந்து வந்துடுடி நான் வந்துடறேன் எனக்கு அதிகமா பசிக்குதுடி அப்டின்னு சொல்லி நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஷேர் ஆடோல என் காச புடுங்கிட்டு போயிட்டான். நானும் பரிதாபமா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். வந்துட்டு வீ வீட்ல போய் பாக்குறேன் ஜாலியா உக்காந்து சாப்பிட்டுட்டு உக்காந்து இருக்கான். நான் மட்டும் பொடி நடையா வந்து <chuckles> 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு வர்றதுக்கு.
ம். ம். அ. ம். ம். ஆ. ஆமா. அப்டியா? ஆ. தனியா வந்தீங்களா? எதும் பயம் இல்லையா?
அப்போ எல்லாம் ஒண்ணும் நமக்குப் பயம் இல்லயே, இப்ப மாதிரி. இப்ப தான் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. குழந்தைங்கல்லாம் கடத்திட்டு போயி இந்த மாரில்லாம் இருந்துச்சு. அப்போ எல்லாம் நமக்கெல்லாம் நல்லா தான இருந்தோம். அந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கல இல்ல. இருக்கும் ஆனா நமக்கு அந்த அளவுக்குத் தெரியவும் இருக்காது. அப்படி தான் இருந்தது. ம்.
ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா அதே அதே மாரிங்க இந்த நீ வெ வெயளாட்டுகள் அந்த மாரி ஏதாவது நீங்க விளையாடி இருக்கீங்களா? மறக்க முடியாத விளையாட்டு அது மாரி.
ம். ம். அதுவும் நெறைய நடந்திருக்கு. அவன் வந்து எங்க வீட்டுக்குள்ளே வந்து நானும் எங்க அண்ணனும் வந்து வி வி பள்ளி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே சாப்பாடு வந்து சாப்புட்டுட்டு இருப்போம். சாம்பார் தான் இருக்கும். அப்ப ஒரு சில நேரத்துல எங்களுக்கு அது வந்து போர்அடிச்சுடும். என்னடா இது போர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையை போட்டு அதுல வந்து சாப்பிட்டோம். அதுலயும் ரொம்ப சாப்பிட முடியாது. 2 2 வாய் தான் சாப்பிட முடியும். அதையும் என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் எங்க அண்ணனும் அதை வந்து பாலா உருட்டி மாத்தி மாத்தி அடிச்சுக்குவோம் முகத்துலயே. <laughs> ஆ. ஆமாங்க. வீடே ரெண்டாயிரும். எங்க அம்மா வந்து அடின்னா அடி. சரியான அடி. எனக்கும் அவனுக்குமே விழும். அதை நாங்களே உக்காந்து கிளீன் பண்ற மாரில்லாம் நடக்கும். அந்த மாரி ஒரு விளையாட்டு விளையாடுவோம்.
ம். ம். ஓஹோ! ஓ, இப்படி வேற பண்ணுவீங்களா? ம். யார் ஆரம்பிப்பா அதை?
எங்க அண்ணன் தான் எல்லாத்தையுமே ஒரு முக்கிய ஒரு சுலியே அவன்தான் நான். <chuckles>
ஆ.
ஆ. அவன் பண்றது தான் வந்து எல்லாமே அங்க. அப்படி போயிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு வேற என்ன விளையாடுவோம்னா தெருக்கள்ல வந்து அதிகமா விளையாடுவோம். அவன் வெட்டிக்கிளி மாதிரி வந்து ஏதாவது ஒரு உடைய மேல வந்து போட்டுக்கிட்டு, பறந்து பறந்து வர மாதிரி எங்க எல்லாத்தையுமே துரத்திக்ட்டு வருவான். அது அவன் கிட்ட மாட்டுனோனா அடி அவ்வளவுதான். பயங்கரமான அடி. சொல்ப் சொல்ப்னு உழுகும் அவன் கிட்ட. அதனால எல்லாம் தெறிச்சுக்கிட்டு ஓடுவோமா, அது வந்து நல்ல சுவாரஸ்யமா போகும் எல்லாத்துக்குமே. அப்ப இருக்க காலத்துல. ம்.
ம். சரி. ஆ. ம். ம்.
இதத் தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆ.
.இது மாதிரி விளையாட்டுகள். இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருதுல்ல. அவரு என்னாச்சி கிளப்பிவிட்டு போயிடுறாரு. இது வந்து யாருன்னா ஒருத்தவங்க வந்து மாட்டுவாங்க. ஒருத்தவங்க தப்பிச்சிடுவாங்க. இதுல யாரு மாட்டுறது? யார் தப்பிக்கிறது?
உம். ஆமாங்க. முக்காவாசி இந்த பெண் பிள்ளைகள் தான் நாங்க தான் மாட்டுவோம். மத்த பசங்க கூடப் பசங்க கூட விட்டுருவாங்க பசங்க. பசங்க அந்த அளவுக்கு ஏன்னா ஓடிருவாங்க. நாங்க அந்த அளவு ஓடாம மாட்டிக்குவோம் அவங்கிட்ட. பயங்கரமா அடி விழும். அது தான் நடக்கும். அதே ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, வந்து எங்க அப்பா வந்து என்னைய ஒரு பையன் தான் வளர்ந்தார். அது முடி முடியா இருக்கட்டும், என்னோட உடையா இருக்கட்டும் வித்தியாசமே தெரியாது. பொண்ணா ஆணா அப்படிங்கற மாதிரி அப்படி இருக்கிறப்ப நான் வந்து ஒருத்தவங்க வந்து சோபா வந்து வெளில போட்டு வச்சிருந்தாங்க. அது ஒரு புது சோபா வா என்னன்னு தெரியல. அப்போ வந்து அது மேல நாங்க ஏறி ஏறி குதித்து குதித்து விளையாடிட்டு இருந்தோம். பசங்க, பொண்ணுங்க எல்லாருமே. அப்பப் பாத்தீங்கன்னா அந்த ஆள் வெளிய வந்துட்டான் போலருக்கு. எல்லாம் என்னை விட்டுட்டு ஓடிருச்சுங்க. அது விளையாண்டுக்கிட்டே இருக்கும் போது விட்டுட்டு ஓடிருச்சுங்க. எதுக்கு ஓடிச்சுங்கன்னு நான் கவனிக்கவே இல்லை. கடைசியாபாத்தா அந்த ஆள்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அந்த ஆள் இருக்கான் பாருங்க. விட்டு வெழு, வெழுனு என்ன முதுகுலே அடிக்குறாங்க. கைய திருப்பி முறுக்கி அடிப்பாங்க பாருங்க. அது மாதிரி அடிச்சுகிட்டு இருக்கான். ஐயோ நான் அழுதுகிட்டே நிக்கிறேன். ஐயோ அண்ணே விடுங்க விடுங்கன்ட்டு. அப்புறமேட்டு வந்து சொல்றேன்னு, அண்ணே நான் பையன் இல்ல பொண்ணுன்னே சொன்னேன். அதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளே விட்டான் என்னய. <laughs> அந்த அளவுக்கு வந்து வேறுபாடு தெரியாம வந்து இருந்துட்டு அந்த ஆள்ட அப்புறமேட்டு அப்புறம் எங்க வீட்டுல போய் சொல்லிட்டு அந்த ஆள வந்து சண்ட போட்டாங்க, எங்க வீட்டிலயும்.
அப்படிங்களா? ம். ம். ம். ம். ஆ. ம். ம். ஐய்யய்யோ. ஆமாம்மா. ஆ. <laughs> அ. அதே மாரிங்க, நீங்கச் சொல்லும்போது ஒரு நினைவு வருது. அந்தச் சின்ன எல்லாருமே வந்து நம்ம பெண்கள், ஆண்கள் என்ற வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ஒரே டிரெஸ் போடுவாங்க. எங்க பக்கத்து வீட்லயும் ஒரு பெண் இருக்காங்க. அவுங்க வந்து சின்னவங்க தான். ஒரு 4ம் வகுப்பு தான் படிப்பாங்க. ஆனா நிறைய பேர் வந்து விருந்தாளிகள் வந்தா, இந்தப் பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, இல்ல. பையன் இல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கொஞ்சம் வளர, வளர எல்லாமே மாறிடும். ஆனா சின்ன வயசுல கண்டுபிடிக்க முடியாது, நீங்கச் சொல்ற மாதிரி.
ம். ம். ஆ. <chuckles> ஆமாங்க. அதே தான் அதே தான் எனக்கும் நடந்துச்சு. அது மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. இது இல்லாம விளையாட்டுகள் நாங்க வந்து என்ன விளையாடுவோம்னா வந்து, அந்த பல்லாங்குழிலா வந்து விளையாடுவோங்க. அது வந்து நல்லா இருக்கும் சுவாரஸ்யமா. ஆனா அது ரொம்ப சின்ன வயசுல எங்களுக்குத் தெரியாது. அந்தப் பெரியவங்க விளையாடுறதெல்லாம் பாத்து, பாத்து எங்களுக்கும் ஆசை வந்துச்சு. அந்த காய்ன வந்து அப்படியே வலிப்போம் பாருங்க. அது வந்து அழகா இருக்கும். எனக்குப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்குமா? அது வந்து விளையாடுவோம். அதுக்கு அந்த ஒவ்வொரு விளையாட்டுக்குமே வந்து, அது ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. பயன் இருக்குதாமா? ஏன்னா வந்து இந்தப் பல்லாங்குழியே எடுத்துக்கோங்க. அதா நம்ம போட்டுகிட்டே வருவோம். சிறுக சிறுக அந்தக் குழியில் வந்து ஒரு ஒரு காயினா நம்ம போட்டுப் போட்டுச் சேமித்து அப்புறம் வந்து அதை எடுத்துக்குவோம். அது தான் நம்ம ஒன்னு சின்ன சின்னமா நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, பெருசா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த விளையாட்டோட பயன் ஆமா. அப்படி இருக்குமா! ம். ஆமாங்க. நிறைய
ஹா. ஆ. ம். ம். ம். அப்படிங்களா. இல்ல இப்பதாங்க, இப்பதாங்க எல்லாமே வந்து மொபைல் போன் வந்துச்சு. நெட்ட தட்டுறோம். நம்மகிட்ட புதுப்புது கேம்லாம் இருக்கு. ஆனா அந்தக் காலத்துல நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், அது வந்து ரொம்ப அழகானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ரொம்ப அழகான விஷயமா இருக்கு. அத வந்து மறக்க முடியாது. இப்ப எல்லாம் யாரும் விளையாட மாட்றாங்க அது மாதிரி.
ம். மெனக்கெடுதல் பண்ணுவோம். ம். ஆமாங்க, அது, அந்த கட்டைல இல்லாமலே போயிடுச்சு. என்கிட்டயுமே கிடையாது. ஆ. முன்னாடி இருந்துச்சு,
ஆ. நீங்க நீங்க சொல்ற விளையாட்டு என்னன்னா, ஒரு சின்ன ஒரு மரக்கட்ட இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அத தட்டி இப்படி அடிப்பாங்க, அது சொல்றீங்களா?
ஆஹ, குச்சி கிடையாதுங்க, ஒ 2 ஓப்பன் பாக்ஸ் மாதிரி ஓபன் பண்ணுவோமே, அதுல குழி, குழியா இருக்குமே.
ஓ, அது சொல்றீங்களா?
ஆ, பல்லாங்குழி, ஆ, அதுதான், அதுதான்.
ஓ, இப்பல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்ல விக்குதுங்க, இந்த கோலிகுண்டு போட்டு! அத பார்த்திருக்கீங்களா?
அது அத மாத்தி, மாத்தி போட்டு அந்த வ ரவுண்டா இருக்கும், அதுல போட்டுருவோமே, அதுவா?
ஆ, அது.
ஆ, அது பல்லாங்குழில, அது நம்மளுமே அந்த முன்னாடி விளையாண்டிருப்போம். அது நல்லா இருக்கும் சுவாரஸ்யமா. டக்கு, டக்குன்னு போட்டு எடுத்துட்டு, அப்புறம் போடுவோம் மாத்தி, மாத்தி. அதுல யாரு வின் பண்றவங்களோ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அது நாங்க விளையாடுவோம் நல்லா. ம்.
ஆமா. ஆ அப்புறம்ங்க, இந்த சின்ன வயசுல வந்து இந்த ஒ அப்படி ஒளிஞ்சு நின்னு கண்டுபிடிக்கிறது
கண்ணாமூச்சி.
கண்ணாமூச்சி, அதுக்கப்புறம் வந்து இந்த கோலிகுண்டு
ம், பம்பரக்கட்ட.
ஆ, பம்பரம் வுடுறது, இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
ஆ, அது எல்லாமே விளையாண்டிருக்கோங்க. கோலிகுண்டு வந்து பசங்க விளையாடுறப்ப பாத்துருக்கேன், ஆனா, கோலிகுண்டுல்லாம் நான் விளையாண்டது கிடையாது. அந்த அடிப்பாங்கல்ல, இது கைய வச்சு ஏதோ அடிப்பாங்கல்ல, கீழ தரைய்ல போட்டு?
ம். ஆமாமா.
ஆ, அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கேன். ஆனா எனக்கு விளையாட தெரியாது. அ அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து விளையாடுற தாயம் எல்லாம் நல்லா விளையாடுனா பெண்கள் வந்து அது ரொம்ப மும்முரமா விளையாடுவாங்க. இந்த தெருக்கள்ல அது பாத்து பாத்து எனக்கும் பழகிட்டு நானும் வந்து விளையாடுவேன். அதுவுமே நம்ம என்னதான் முயற்சி செஞ்சு வந்தாலும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு அழுக வந்து நான் அந்த ஆட்டத்தையே கலைச்சு விட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கு. ம்.
அ. ம். ஆ. ஓ! ஆமாங்க. இந்த மாரி சின்ன வயசுல என்னா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டத்தக் கெளச்சி விட்டு, அது ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த இதுக்கு அப்புறம் நீங்க விளையாடுவீங்களா பாக்குறேன்.
<laughs> ஆமாங்க. ஏன்னா நம்ம தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க. அப்ப நம்மளுக்கு கடுப்பு வந்துரும். அப்போ எதாவது இதே கலைச்சிட்டு முடிஞ்சுடுச்சுல. யாருமே வ் வ் வெற்றி கிடையாது அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்துரும். அதேமாரி கேரம் போர்டும். ம்.
ஆமா. அதே மாரிங்க. நீங்க வந்து இந்த திருடன் போலீஸ் எல்லாம் விளையாடி இருக்கீங்களா? ஒரு 4 பேர் சேர்ந்து சீட்ட போட்டு.
ம். அ குலுக்கி விழும் நம்ம விளையாடுவோம். அது நல்லா இருக்கும்ல. சுவாரஸ்யமா யாரு திருடன்னு சொல்லி அந்தக் கண்ணை ஊட்டி மூட்டி ஊட்டி பாப்பாங்களே. <chuckles> அவங்கள கண்டுபிடிக்கவே நல்ல இதா இருக்கும். நோட்டுல எழுதிக்கிட்டு. அது மாரி இந்த பூஸ்ட்ன்னு சொல்லிட்டு 3 சீட்ட வந்து ஒண்ணா சேக்கிறது. அந்த திருடன் போலீஸ்ல வந்து, அந்த பூஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா இருக்கும். விளையாடுறதுக்கு. ம்.
ம். ஆமா. ம். பூஸ்ட் எப்படிங்க விளையாடுறது? பூஸ்ட் எப்படி விளையாட்றது? சொல்லுங்க.
அது இப்போ வந்து ஏதாவது ஒரு படங்கள் நேமோ, இல்ல கதாநாயகன் நே பெயரோ இல்ல பழங்கள் நேமோ எடுத்துக்கணும். அதுல அவ யார் யாருக்கு புடிச்சதோ வி விஷயங்கள் தான். இப்ப ஆப்பிள்ன்னா ஒருத்தவுங்க, ஆரஞ்சுன்னா இதுமாரி 3 இது எழுதி வச்சுக்கணும், அந்தச் சீட்டுல. எழுதி வச்சிட்டு அதை நல்லா நம்ம குலுக்கி போட்டு, வர்றது வந்து மாத்தி, மாத்தி வரும். ஒரு சிலங்களுக்கு ஒட்டுக்காவே வரும். மாத்தி, மாத்தி வர்றப்போ நம்ம அப்டியே பகிர்ந்துக்கிட்டே போவோம், ஒவ்வொரு க் இதா. அது எப்போ 3 இது ம்.
சரிங்க. சரி. ஓ. இது எப்படின்னா, இந்தச் சீட்டு கட்டு மாதிரி சொல்றீங்க. இப்ப நீங்க ஒரு சீட்டு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சீட்டு எடுக்கணும். அந்தச் சீட்டுல ஆ.
அஹ. அப்படி இல்லங்க. சீட்டுக்கட்டு வேற. சீட்டுக்கட்டு எனக்கு விளையாட தெரியாது. இது ச அஹ அப்படி வராது. இது ஒரு சீட்டு துண்டு, துண்டு சீட்டா, அந்த ராஜா ராணி எப்படி பண்றோம்? அதுல ஒத்த சீட்டு தான் வச்சிருப்போம். ஆனா, இதுல 3 சீட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வச்சுகிட்டு, அத வந்து குலுக்கி போட்டு அந்த 3 சி 3 ஆளுக்கு எடுத்துக்கிட்டு, அது 3மே வந்து ஒண்ணுக்கா இப்ப விஜய்னா, விஜய் 3மே வந்துச்சுன்னா, நம்ம பூஸ்ட்ன்னு சொல்ட்டு, அந்த கீழ அடிப்போம்.
இல்ல. அது மாரி தான? சரிங்க. ஆ. ஓகேங்க. ஓகே. ஓ. ஓகே, ஓகேங்க.
அ. அந்த மாதிரி இருக்கும். அதனால சுவாரஸ்யமா போகும் அந்த விஷயம். அப்புறம் இந்த இந்த நொண்டி விளையாடுவாங்கள்ல, அதுவும் நல்லா இருக்கும்.
இந்த கட்டம் போட்டு அந்த பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி போட்டு, ஒரு காலு, ரெண்டு காலு அது மாரிதானே சொல்றீங்க?
ஆ. ஆமா அ ரோட்டுல விளையாடுவோம்ல. ஆமா ஆமாங்க அதே தான். அதுவும் நல்லா இருக்கும். நல்ல சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும். அதெல்லாம் விளையாடுவோம். அப்புறம் வந்து மீன் பிடிக்க வந்து இந்த எ எங்க அண்ணன் எல்லாம் போவான். அந்தக் கிணத்துக்கு இந்த மாதிரி. அப்போ நானும் வந்து கூடப் போயிட்டு வந்தேன் ஒரு நாளு. அது வந்து இந்தத் தரையோடு தரையா அந்தக் கிணறு இருக்கும். ஒரு இது இல்லாம. அப்ப நான் நின்னுகிட்டு இருந்தேங்க அவனும் அங்கிட்டு ஒரு கார்னர் ல நின்னுகிட்டு இருந்தான். அவன் வந்து தூண்டில போடறதுக்காக தண்ணிக்குள்ள போடாம கரெக்ட்டா ஏன் மேல தூக்கி போட்டோன்ன அந்தத் தூண்டிலோட இது கொக்கி இருக்கு பாருங்க. என்னோட உதட்டுல பட்டு இங்கிட்டு வெளியே வந்துருச்சு. <laughs> நல்லவேளங்க அவன் கொஞ்சம் என்னை இழுத்து இருந்தான்னு வச்சுக்கோங்க. நான் தண்ணிக்குள்ள உழுந்து இருப்பேன். நல்லவேள அவன்
ம். அ. ம். ஆமா. அய்யய்யோ! என்னங்க சொல்றீங்க? இல்ல வேணும்னே பண்ணாரா?
இல்லங்க அது எதார்த்தமா தான் போச்சு. அது பறந்து போய்
ஒரு பெரிய பெரிய மீன்லாம் மாட்டிக்கிச்சுன்னு தூக்கினாரா? <chuckles>
ஏன் என்னது?
இல்ல மீன் நல்லா வெயிட்டா இருக்கு. பெரிய மீனா மாட்டுச்சுன்னு சொல்லி இழுத்துட்டாறா?
அட ஏங்க அது எது மீன் வந்து வெளி வெளிலல்ல நிக்குது. அவன் வேகமா தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு தூக்கிபோட்டு நல்லவேளைங்க அவன் இழுத்து இருந்தான்னு வச்சுக்கோங்க. நான் அந்தக் கிணத்துக்குள்ளயே விழுந்து இருப்பேன். அதுவரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தக் கிணத்துக்குள்ள விழுந்தா யாருமே வெளிய வர முடியாதுங்க. இறந்து தான் போவாங்க. ஏன்னா ர ரொம்ப பெரிய கிணறு வேற.
<chuckles> அய்யய்யோ! ஏங்க என்னங்க இப்ப, நீங்க சொல்லும்போதே வந்து ஒரு த்ரில்லிங்கா இருக்கு.
<laughs> ஆமாங்க, அப்படித்தான் நடந்துச்சு, நல்ல வேளை அது காயத்தோட போயிடுச்சேனு தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்.உயிர் மேல பயம் வேற இருக்கும்ல நமக்கு. அப்புறமேட்டு
ஆனா பயமில்லாம நீங்க வந்து யாரோட துணை இல்லாம இந்த சின்ன பசங்களாவே நீங்க போயிடுவீங்களா அந்த கிணத்து பக்கலாம், சின்ன வயசுல?
ஆமாங்க எல்லாமே எங்க அண்ணன நம்பி தான், <chuckles> அவனோட நம்பி வந்து போயிருவேன். அப்போலாம் நம்ம மாதிரி, இப்ப மாதிரி எல்லாம் கிடையாதுல்ல. ஏன்னா, இப்பலாம் ரொம்ப ஆபத்தா இருக்கு. குழந்தைகள வெளியில நம்பி விளையாட விடறதுக்கே வந்து பயமா இருக்கு, எவனாவது தூக்கிட்டு போயிறான், கடிச்சி வச்சிருது, இந்த மாதிரி. ஆனா அப்பலாம் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு பா பாதுகாப்புலாம் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது.ஒரு நல்லாவே வந்து நம்ம அக்கப்பக்கத்தனோட விளையாடுறதா இருக்கட்டும், நம்மள நம்பி வந்து, நான்லாம் காலைல போனேன்னு வச்சிக்கோங்க ஒரு சில நேரத்துல சாயந்திரம் தான் வருவேனே வீட்டுக்கே. எங்க அம்மா கேப்பாங்க, 'இப்ப மட்டும் சாப்பிடறதுக்கு மட்டும் எதுக்கு வர, அப்படியே அங்கயே போயிட வேண்டியது தானே' அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்பாங்க. அது நல்லாருக்கும். ம்.
அ. கண்டிப்பாங்க. ஆமா. ம். ம். ஆமா, ரொம்ப அழகாவே இவ்வளவு விஷயத்த அழகா சொன்னீங்க, சின்ன வயசுல இருந்து அந்த விளையாட்ட பத்தி. உண்மையாலுமே எனக்கு ஒரு சில விளையாட்டு தெரியலனாலும் உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதுவும் நானும் பழைய காலத்துக்கே போய்ட்டேன், ஒரு வேளை எனக்கு நண்பர்கள் இருந்தா எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப அழகாவே பேசுனீங்க. உங்கள்ட்ட பேசுனதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேங்க, நன்றி.
<laughs> ஆ. நீங்களும் ரொம்ப அழகான கேள்விகள் கேட்டீங்க. நீங்க கேட்டதுனால தான் என்னோட பா கதைகள உங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சது. உங்கள்ட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, நன்றிங்க.